அங்கேயும் இதேதாங்க நடக்கும். ஆ எங்களுக்குப் பிடித் ஒரு நாள்ள உங்களுக்கு எது ரொம்பப் பிடித்தமான நேரம் கேட்டிங்கன்னா, அந்த மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். ஆமா. இன்னகு எங்களுக்கு அது ரொம்பப் பிடித்தமான ஒரு நாள் நேரமாகத் தான் இருக்கு. அ ஏன்னு கேட்டீங்கனா, காலை நேரம் டீங்குறது ஒரு சிலர் குடிப்பாங்க. ஒரு சிலர் குடிக்க மாட்டாங்க. நே நேரம் ஆச்சுனா, அதை விட்டுவிட்டுப் கிளம்பிப் போய்ருவாங்க. ஆனா அந்த மாலை சிற்றுண்டி, அந்த ஒரு டீ கூட ஒரு பிஸ்கேட்டோ ஏதோ ஒண்ணு ஒரு சிற்றுண்டி வந்து வீட்டில் கண்டிப்பா இருக்கும். அந்த ஊருக்குப் போய்ட்டோம்ன்னா, <inhales> அந்த மாலை 4 மணிக்கு கண்டிப்பா என்னுடைய சித்தி தான் அங்கு இருப்பாங்க, பார்த்துப்பாங்க. முடுச்சு வந்துவிட்டாங்கனா நானு, தாத்தா, பாட்டி, குழந் பேரன் பேத்திகள். <inhales> இதில ஆரம்பிக்கிறதே நானா தான் இருப்பேன். ஏதாவது அவங்களைப் பத்தின கதைகள், அ ஏதாவது ஒரு பேசிட்டுருப்போம். குடும்பத்தில் இப்ப அ நடக் நடப்பில்ல என்ன இருக்தோ பேசும்பொழுது சில நேரங்கள் மனக்கசப்புகள் வரும், சண்டை சச்சரவுகள் வரும். உடனே நான் என்ன பண்ணிடுவேன் நிகழ் காலத்தைப் பேசாம கடந்த காலத்திற்குப் போய்விடுவேன்.
ஹ அருமைங்க. ஓ! சேரி, சேரிங்க. ஆஹ சேரிங்க. ஆமாங்க. ஆ. கண்டிப்பாங்க. ம். சேரிங்க. சேரிங்க. ஓஹோ! ஆ. ஆஹா. சரி, சரிங்க. ஆ.
எப்படி தாத்தா 1 1டு உன்னை எப்படி அம்மாச்சி வந்து பார்த்துச்சு? அப்ப நீ என்ன கலர் டிரெஸ் போட்டிருந்த? அப்படி எல்லாம் கே அப்போ வந்து என்ன ஆகும்னா, அந்த டீ குடிக்குறதுக்குள்ள எங்களோடு பழைய கதைகள் எல்லாம் ஆரம்பிச்சு அவங்க வெட்கப்படுறது, அவங்க பேசுவது. அதை. அது கேக்குறகே ரொம்ப சுவாரசியமா இருக்குங்க. அவுங்களுக்குமே வந்து அந்த மைண்ட்செட்டா மாத்தி விட்ற்றலாம் நம்ம. ரொம்ப எளிமையா ஆமா. ஏன்னா இப் அந்த வயசானவங்களை பார்த்தீங்கனா, காம்ப்ரமைஸ் பண்ணுறது ரொம்பக் கஷ்டம். அ என்னுடைய மாமா எல்லாம் வெளியூர்கள்ல வேலையில இருக்கும்பொழுது அவங்க ரொம்ப வைர் இவ என்னடா வறேன் வறேகிறான்கிறான், பெத்தவங்களைப் பார்க்கக் கூட வர மாட்டேன்கிறாங்க அப்படிலாம் கொஞ்சம் நேரம் வருத்தப்படுவார்களா? அப் அதை வந்து மறக்குறக்கு என்ன பண்ணுறது? நம்ம இந்த மாதிரி பழைய கதைகளை ஏதாவது ஆரம்பிச்சு விட்டுவிட்டோம்ன்ன
ஓஹோ! ஆ. ஆஹ. ஆமாங்க. அதேதாங்க. ஆ. ஆ. புரியுதுங்க. ஓஹோ! ஆ. சரிங்க.